ஆமாமா. ம்ஹ்ம்.
நாற்காலிகள், குடங்கள் அந்த மாதிரி செய்வாங்க. நாற்காலியே உபயோகப்படுத்தலாம். ஏன்னா அத நம்ம வந்து சாப்பிட போறதில்ல. ஆனா குடங்கள்லாம் நம்ம வந்து உபயோகப்படுத்துறதையோ வாங்குறதையோ நிறுத்திடணும்.
ம். கண்டிப்பா. ஆமா, ஆமா. ஆமா. கண்டிப்பா, கண்டிப்பா. அதன் மூலமா தண்ணீர் நம்ம குடிக்கும்போது பிளாஸ்டிக் அது வழியா நம்ம உடம்புக்குள்ள போய்ரும் இல்லைங்களா.
இந்த மாதிரி ஆமா. கண்டிப்பா. அதே மாதிரி நம்ம எப்போலாம் இது ஒரு தண்ணி எடுத்துட்டு போறோமா, முடிஞ்சா நம்ம வந்து வீட்ல இருந்தே ஒரு ஸ்டீலாலேயோ, ஒரு பித்தளையாலேயோ ஆன ஒரு வாட்டர் ப் இது எடுத்துட்டு போறது நல்லாருக்கும். இல்ல எனக்கு அதெல்லாம் வந்து ஓல்டு ஃபேஷனா இருக்கு. அப்படின்னு தோணுச்சுனா, இப்போ பாத்தீங்கன்னா நெறைய கண்ணாடி பாட்டில்லாம் வருது.
ம்ம்ம். ம்ம்ம். ம்ம். ஆமாமா.
நீர் எடுத்துட்டு போறதுக்கே பார்க்கவும் ரொம்ப அழகா இருக்கும். இந்த பிளாஸ்டிக் ரொம் கொஞ்சம் மாற்றா இருக்கும். ஆனா உடைஞ்சுரும்ன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து அதுக்கேத்த மாதிரியான இடங்களுக்கு வந்து ஆமா. கண்டிப்பா இந்த மாதிரி மாத்தும்போது ஒரு ஒருத்தருடைய வீட்லருந்து பிளாஸ்டிக் கழிவுகள் வெளில வரது கண்டிப்பா தவிர்க்கப்படும்.
ம்ம்ம். ம்ம்ம். ஆமாங்க. கண்டிப்பா. பாதுகாப்பா வச்சுக்கணும். ம்ம்ம். கம்மியாகும். கொறைஞ்சுரும். ம். இப்போ வந்துட்டு நீங்க ஒரு பிளாஸ்டிக்க தவிர்கறத்துக்கு ஒரு தனி மனிதனோ இல்ல குடும்பத்தாரோ என்னென்ன செய்யணும்றத நீங்க சொன்னீங்க. இப்போ இந்த பிளாஸ்டிக் சுமையை குறைக்கறதுக்கு கவர்ன்மென்ட் ஏதாவது ஸ்டெப்ஸ் எடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க எதாவது நனைக்கிறீங்களா?
அப்போ ம். கண்டிப்பா.